ஓ! ஓஹோ! ஆஹா! எனக்கே இங்க வாட வருது. சொல்லுங்க.
ஆமா. ஆமா. <laughs> அப்பிடி வாடை வரும். வாட வந்ததுக்குப்புறமா ஒடனே அந்த வாசனையோடு சேர்த்து, அந்த நம்ம தேங்காய் இருக்குல்ல. தேங்காயும் சோம்பு இருக்குல்ல. அத போட்டு நல்லா மையா அரைச்சு, கடைசில வந்து கொஞ்சம் அத ஊத்தி, மறுபடிக்கும் கலக்கி விட்டு, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கி விடணும். அ 2 நிமிஷம் கொதுச்சா
<chuckles> ஆமாங்க. இந்த தேங்காய், சோம்பு கூட, நம்ம வேற ஒண்ணும், இந்த கிராம்போ, இல்ல பச்சை மிளகாவோ இதெல்லாம் போட வேண்டாம்?
ஆஹா. அதெல்லாம் எதுவுமே வச் பச்சமிளகா நம்ம வதைக்கிருவோம்ல. அதனால எதுவுமே போடமாட்டேன். வெறும் சோம்பு, தேங்காய் இது மட்டும் தான். இது வந்து இதே இது வந்து நண்டு குழம்புக்கு. ஏன்னா, இந்தம் இதல வந்து ரொம்ப அதிகமா சுவை சேர்க்கறது என்ன அப்டின்னா, அது அந்த மிளகும், பூண்டும் தான்.
சரிங்க. சரிங்க.